ஆமா, ஆமா.
அ ந ஆனா, நா நீங்க சொன்ன அந்த முந்தைய முறை தான் எனக்கும் புடிச்சது. நாங்கலாம் அப்பல்லான்ன ஊர்ல இருக்கப்ப என்னன்னா, மாதத்துக்கு 1 முறை வந்து, ஒரு கோணிப்பைய குடுத்து, ஒரு பேப்பர்ல நீண்ட பேப்பர்ல எழுதி குடுத்துருவோம். "என்னென்ன வே <chuckles> எவ்வளோ வேணும்?" அப்படீன்னு சொல்லி. அ குடுத்துட்டு நம்ம அந்த மொத்த கடையில குடுத்துட்டு போனோம்ன்னா, அவங்க வந்து "சரி. நீங்க சாயங்காலம் வாங்க" அப்படீன்னு சொன்னாங்கன்னா, நம்ம அந்நேரம் வாங்கும்போது எல்லாத்தையுமே அந்த மளிகை கடையில பேக் பண்ணி, தனித்தனியா எல்லாமே பேப்பர் தான் அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா.
கண்டிப்பா, கண்டிப்பா. எல்லாம் ஆமா. ஆமா. பேப்பர்ல வந்து கட்டி வச்சிருந்துருப்பாங்க. <chuckles>
ஆமா. பேப்பர்ல வந்து அதை சுருட்டி வெல்லம், அ அரிசி, இ குறைவான விலை, குறைவான கிலோ இருந்ததுல எல்லாமே ஒரு 5 கிலோ முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல மடிச்சு குடுப்பாங்க. சரியான விதத்தில போட்டு, சணல்னால திரிச்சு
கண்டிப்பா, கண்டிப்பா.
அதை கட்டிக் குடுப்பாங்க. அதை மொத்தமா அந்த மூட்டைல போட்டு வாயின்ட்டு வருவோம். ஆனா, எப்போ வந்து அதுக்கப்பறம், "எப்ப அது ஆரம்பிச்சது?" அப்படீன்னா வந்து நம்ம கடைகள்ன்னு சொல்லி வர ஆரம்பிச்சது இந்த சின்ன சின்ன கடைகள் வந்து, அதாவது சின்ன மினி மார்ட்டுன்னு சொல்லி.
ஆமா. ஆமா, ஆமா.
அது வர ஆரம்பிச்சதுக்கப்பறம் தான், இந்த கைப்பை இந்த நெகிழிப்பையே அதிகமா வர ஆரம்பிச்சது. அவங்க என்னன்னா கையில கையில போட்டு குடுத்துருவாங்க. அது வந்து வாங்கி உபயோகிக்க ஆரம்பிச்சதுக்கப்பறம், இதோட உபயோகம் வந்து சாதாரணமா பார்த்துட்டாங்க, மக்கள்.
கண்டிப்பா. ஆமா. ஆமா. அதாவது நம்ம கை வீசிட்டு போனா கூட, வர வழியில ஏதாவது தேவைன்னா கூட, அந்த பையில வாங்கிட்டு வந்துரலாம். நெகிழிப் பைகள் இருக்குங்கிற அந்த ஒரு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அது. அதனால தான் அது அதிகமான
ஆமா. பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இன்னொன்னு என்னன்னா, பெரிய இடங்களுக்கு வந்து மக்கள் பை தூக்கிட்டு போறதே ஒரு அ ஒரு என்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை மாரி அவுங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
கௌரவ கொறைச்சல் ஆயி போச்சு அவங்களக்கு. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ஹ்ம்.
அந்த யோசனை. அது வேற ஒரு காரணம். ஆ ஆனா அதே மாரி என்னன்னா, இப்ப முந்தில்லாம் கூடைல்லாம் உபயோகிப்பாங்க. இந்த க அ பிளாஸ்டிக்கால பின்னப்பட்ட கூடையே இருக்கும். அது 1 வ ஒரு 3 ஆமா. ஒயர் கூடை, கரெக்ட்டா சொன்னீங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு மூ 3 வருடம், 5 வருஷம் ஒரே கூடையத்தான் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சாமானியத்தில அழியாது.
ஆமாங்க. ஒயர் கூடைகள்ன்னு சொல்லுவோம், நம்ம. ஆமா.

அது ஒரு பெரிய பிரச்சனை. ம்.
ரொம்ப அழகா சொல்றீங்க. ஆனா, எனக்கு அது தாங்க நினைவு இருக்கு. நம்ம பயன்படுத்தும்பொழுது, பிளாஸ்டிக்ன்னு ஒன்னு இல்ல. அது எப்பிடியெல்லாம் உள்ள வந்ததுன்னா, அ அந்த வண்ணங்கள் அ ஒரு தட்டமே எடுத்துகிட்டாகூட ஒரு தண்ணிக்கு நம்ம அந்த குடத்துக்குல்லாம் மூடி வைக்கிற தட்டு. அந்த முதல்ல அந்த தண்ணி பிடிக்கிற குடம்ன்னு ஒன்னு வந்துச்சு பாருங்க! பிளாஸ்டிக்ல. <snorts> அதுக்கப்பறம் தான் வந்து அதோடைய பயன்பாடு வந்து அப்பிடியே கடகட கடகடன்னு அசுர வளர்ச்சில வந்து அது வந்து மக்கள்க்கிட்ட வந்து அதிகமா பயன்பாட்டுக்கு வந்துருச்சு.
ஆமா. ம். சரியா சொன்னீங்க. ஏன்னா குடம் தான் முதன் முதல உள்ள வந்ததுன்னு நெனைக்கிறேன். எல்லார் வீட்லயும்.
ஆமா, ஆமா. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்தது.
அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எ அ சில்வர் குடத்தல்லாம் வந்து மக்கள் வாங்குவாங்க. சில்வரு இல்லாட்டின்னா அந்த காப்பர்ல இருக்கும் தெரியுமா? வெண்கலம் வெண்கலப்பானை.
அலுமினி ஆமா. காப்பர் குடம். ம், ம், ம்.
வெண்கலப்பானை உபயோகிப்பாங்க. வீட்ல பார்த்தீங்கன்னா, வெல்வ வெண்கலப்பானை சில்வர் குடம் இந்த ரெண்டு தான் இருக்கும். வீட்ல வந்து தண்ணி பிடிக்கிறதுனாலே! அதுக்கப்பறம் இந்த பொருட் செலவு குறைவு அப்பிடின்னு சொல்லி காரணம் காட்டி பிளாஸ்டிக் உள்ள வந்தது. ஆ இதில பிரச்சனை என்னன்னா, வந்து அரசாங்கம் வந்து இன்னக்கி வந்து தடை போட்டிருக்கு. பிளாஸ்டிக்க வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. அது சார்ந்த கடைகள் அப்பிடின்னு சொல்லி, கடைகள்ல கூட சொல்றாங்க. எல்லா பெரிய, பெரிய அ கடைகள்ல. ஆனா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவுங்க நீங்க இன்னக்கி நான் போய் உணவு போய் பார்சலா வாங்குறேன் அப்பிடின்னா அவுங்க வந்து இதில தான் போட்டுக் கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் பைல.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா, ம், ம். ஆமாங்க. ஆமா. <snorts> கண்டிப்பா. அதாவது மக்கள் அ எடையில வந்து ஒரு சில நாட்கள் வந்து விட்டுருந்தாங்கங்க. அந்தமாரி அரசாங்கம் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இருந்த பிளாஸ்டிக்லாம் பதுக்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா, எப்பிடி இருந்தாலும் மறுபடியும் <chuckles> அந்த ரூல்ஸ் பிரேக் பண்றமாரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும். யாராவது ஒருத்தர் பயன்படுத்திட்டா போதும். நம்ம மீண்டும் பயன்படுத்திக்கலாம். அதிகபட்சம் ஒரு, 1 வாரமோ! 10 நாளோ! தாங்க அத வந்து நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு நெல இருந்தது. அந்த 10 நாள் கழிச்சு, 11வது நாளே வந்து கள்ள சந்தையில மீண்டும் வந்து அந்த, அந்த பிளாஸ்டிக் அப்பிடிங்கிறத வந்து விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க.
ஆமா. இன்னக்கி அது வந்து அது சாதாரண விஷயமாயிருச்சு. இன்னக்கி வந்து அ அதுதான் நம்ம நாட்ல உள்ள ஒரு பெரிய பிரச்சன என்னன்னா, அந்த ஒரு சட்டம்ன்னு கொண்டு வராங்கன்னா, அத தொடங்குவாங்க சரியா, ஆனா, அதுக்கப்பறம் அதில வந்து பின்தொடர்ந்து, அத அ நடைமுறைப்படுத்தி அத கடைசி வரைக்கும் கொண்டு போறதில வந்து பெரிய இடைவெளி இருக்கு.

அதுதான் அதுதான் அதுதான்.
அப்படி பண்லாம். ஏன்னா இதெல்லாம் வந்து, ஏன்னா நம்ம அடிக்கடி கொண்டு வரும்போது என்னன்னா, கண்டிப்பா நம்ம ஊர்ல வந்து, குப்பைய வந்து சரியான விதத்துல வந்து, அப்புறப்படுத்துறது கெடையாது.
ம்ஹ்ஹும்.
இப்ப நாங்களே பாத்தீங்கன்னா, நம்மளே பாத்தீங்கன்னா, சில நேரம் பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியே ஏதாவது, புறம்போக்கு இடம் இருந்தா, அங்க கொண்டு போய், குப்பைய தட்டுவாங்க பாத்தீங்கன்னா.
கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அந்த கழிவுகள வந்து, முறையா நம்ம வந்து, வெளிப்படுத்திட்டோம். <tsk> அப்புறப்படுத்துனாலே, நமக்கு பாதி நேரம் அந்த சுற்றுச்சூழல் வந்து மாசுபாடு இருக்காது. இல்லைங்களா? ஆனா, இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு, நகர்ப்புறங்கள்ல அதிகமா இருக்கு. ஆனா, கிராமப்புறங்கள்ல ஓரளவுக்கு பயன்பாட்ல இருந்தா கூட, கொஞ்சம் கம்மியா இருக்குற மாதிரி, இருக்குங்களா?
நெய்யேல். ஆமா, அதுதான். ஆமா. ஏன்னா வந்து மக்கள் வந்து, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப எ எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா, நான் என் வீட்டுக்கு எப்பயாவது போற பட்சத்துல என்னென்னா, இந்த சால்னா இதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னா, எங்க அம்மா வந்து தூக்குவாளிய குடுத்து விடுவாங்க. "நீ வரும்போது தூக்குவாளில வாங்கிட்டு வா" அப்படின்னு. ஆனா நானுமே அத பத்தி யோசி ஆ. நானும் அத பத்தி யோசிக்க மாட்டேன். கடையில போனா, சால்னா இதுல்ல குடுங்க அப்படிம்பாங்க. மக் அது வந்து ம அந்த பழைய தலைமுறையினர் வந்து, இன்னும் வந்து, அந்த பிளாஸ்டிக் மேல விருப்பம் காட்றது கிடையாது.
ஆ, அதுதான் அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் அந்த பழக்கம் அப்படியே அங்கலாம், ம். அதுதான் அதுதான் அதுதான். ஏன்னா அவுங்களுக்கு, அத பத்தின விழிப்புணர்வு இல்லாட்டி, அவங்கக்கு தெரியுது, எதுக்கு நம்ம வீட்ல பாத்தரத்தோடு போய், வாங்கிட்டு வரதுதான் நல்லது. அத ஊத்தி கொடுத்து, அது ஒரு குப்ப. அப்படிங்கிற அந்த ஒரு ஆமா.
அந்த மாரியான பழக் ஆமா. அது சூடான ஒரு பொருள் வேறயா. நம்ம சூடா வந்து, அந்த பையில போடும்போது, கண்டிப்பா அது வந்து, உடம்புக்கு கெடுதல்ங்கிறாங்க.
கண்டிப்பா கண்டிப்பா.
இதுதான் வந்து, மேற்கத்திய நாடுகள்ல உள்ள பெரிய பிரச் இப்போ ஜெர்மனி போன்ற நாடுகள்லலாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குப்பைய வந்து, வீட்ட நம்ம தான் சுத்தம் பண்ணணும். குப்பைய போடும்போதே, தனித்தனியா பிரிச்சு போட்டுருவாங்க.
ம்ஹ்ம்.